இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, 1 மனிதனுக்கு வந்து முக்கியமான 1 முதுகெலும்பா அமயறதே வந்து தன்னம்பிக்கை தான்.
கண்டிப்பா. கண்டிப்பா. சார்.
அந்த தன்னம்பிக்கை வந்து, 1 சில நேரம் வந்து நமக்கு ரொம்ப மிகுதியா இருக்கும். 1 சில நேரம் குறைவா இருக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
உங்களுக்கு என்னைக்காவது அந்த மாரி குறைவா இருக்கும்போது, நீங்க அத வந்து அத சமாளிச்சு, வெளிய வறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? அதைப் பத்தி கொஞ்சம் உங்களால பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பா. <breath> கண்டிப்பா சார். ரொம்ப அழகா கேட்டீங்க அந்த ஒரு விஷயத்த. இது வந்து என்னோட வாழ்க்கைன்னு மட்டும் இல்ல, எல்லாரோட வாழ்க்கையிலேயுமே, இது எல்லாருக்குமே வந்து நடந்திருக்குன்றதுல நான் அதிகபட்சமா நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அ பள்ளி படிப்பு அப்பறம் கல்லூரி படிப்பு அதை முடிச்சதுக்கப்புறம் என்னோட அ அந்த வேலைச் வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆமா, ஆமா. அந்த ஒரு சமயத்த நோக்கும்போது, எனக்கு ரொம்ப குழப்பங்கள் வந்தது. "நான் என்ன பண்ண போறேன்?" ஏன்னா எனக்கு வந்து நான் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வேற ஒரு இதுல ஈடுபாடு இருந்தது அதிகமா. <tsk> நான் வந்து எனக்கு வந்து இந்த நடனம் அந்த மாரி, கலை சம்பந்த துறையில தான் எனக்கு வந்து ஆர்வம் வந்து அதிகமா இருந்தது. ஏதோ வீட்டில வந்து ஆ படிக்கிறான் படிக்க சொல்றாங்கன்றதனால நான் வந்து அ படிக்கிற வயசுல படிக்கணும்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான் நானும். அந்த விஷயத்தில நான் வந்து என்னோட வேலைகள, அன்றன்ற நடக்கிறது அன்னன்னைக்குப் படிச்சுருவேன். பாடங்கள கவனிப்பேன். அதை வைச்சு எனக்கு என்ன புரிஞ்சுதோ, நான் அதை எழுதிட்டு வந்துருவேன் கல்லூரியில. மதிப்பெண் நல்லா வரும். நான் நல்லாவும் படிக்கக்கூடிய மாணவன் தான். ஆனா என்னோட அ 4ஆவது வருடம் முடிந்ததுக்கப்புறம் என்னோட ஆன் கேம்பஸ் டிரைவ்ல வந்து ஒரு 2 நிறுவனங்கள்ல செலக்ட்டாவும் ஆனேன் நான். ஆ இது பண்ணேன், ஆமா அன்ன அந்த நிர்வாகத்துல வந்து எனக்கு வேலை பார்க்கும்போது ஒரு ஒரு 1 வாரம் நான் வேலை பார்க்க தொடர்ந்தப்போ தான், எனக்கு தெரிஞ்சிச்சு இது எனக்கான இடம் இல்ல. ஏன்னா என்னோட ஆர்வங்கள், என்னோட எண்ணங்கள், ஆ என்னோட அந்த வேலை, அந்த ஒரு நோக்கம் அது எதுவுமே வந்து இங்க இல்லன்றத நான் உணர்ந்தேங்க. அப்போ எனக்கு, "சரி நம்ம வந்து என்ன தான் பண்ணும்?" அப்படீன்றப்ப தான் அ இந்த கோவிட்ன்னு ஒண்ணு வந்துச்சு. அப்போ
அலுவல் அலுவல். ஆஹா. புரியுதுங்க. புரியுதுங்க. ஆமாங்க. நல்லதுங்க. ஆ! பாராட்டுக்கள். ஆஹா. புரியுதுங்க. அதாவது நீங்க வந்து ஆனா போன வ்-வேலை வந்து நீங்க படிச்சத சார்ந்த ஒரு வேலை தான?
ஆமாமா. நான் படிச்ச துறையில தான் அந்த வேலைகள் கிடைத்தது. <breath> அதே தான் அதை தான் நான் பண்ணேன். ஆனா எனக்கு தெரியல படிக்கும்போது, "இந்த மாரி வேலைகள்லாம் நம்ம பார்க்க முடியுமா?" அப்படீன்னு. ஆனா அப்ப தான் வந்து கொரோனா வந்தது. அப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டில இருந்து வேலை பார்க்கிற மாதிரி ஆமா, அந்த மாரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்ல்லாம் நடந்தது. அப்போ <laughs>
ம்ஹ்ம். புரியுதுங்க. லாக்டவுன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஏங்க அது சுவாரஸ்யமானதுங்களா? பல பேருக்கு அது வந்து எவ்வளவு பெரிய இம்ச தெரியுமா? பாத்திரம் தேய்க்க சொல்லுவாங்கங்க.
ஆமா, அ நீங்க சொல்றது ஒரு விதத்தில க ஆமா. எனக்கு வந்து என எனக்கு வந்து சுவாரஸ்யம் தான் நான் சொல்லுவேன்.
சரிங்க, சரிங்க.
இதுல வந்தது எல்லாமே போனது. கைய விட்டு போயிருந்தது. <inhales> ஆ 1 நல்ல அ வெளிநாட்டில வந்து, புரமோஷன் னோட 1 வேலை கிடைக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தப்போ, அந்த மாரி 1 விஷயம் நடக்கும்போது <breath> யோசிச்சு பாருங்களேன். சிரிக்கிறதா, அழுகறதான்னு தான், எனக்கு தோணிச்சு ஆனா,
புரியுது. உண்மைங்க. அது ஆனா, அது 1 1 தர்ம சங்கடமான 1 சூழ்நிலை தான் அது.
ஆமா. ஆனா பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு வந்து அந்தட்ட அந்த சமயத்தில வந்து, தன்னம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேங்க நானு. அது வந்து ஆமா <groans> கொறஞ்சிருச்சுன்னெல்லாம் நான் சொல்லமாட்டேன். தன்னம்பிக்கையே எனக்கு இல்லன்னு தான், <inhales> நான் சொல்லுவேன். ஆனா,
ஆ. போயிடுச்சு. அதாவது, நீங்க அப்புடி உணர்ந்தீங்க உங்கள.
கண்டிப்பா. ஆனா, அத நான் எப்புடி மேற்கொண்டன்னா, 1 மே இல்லங்க. நம்மளோட அந்த கோல்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அ நம்மளோட குறிக்கோள் அப்பிடின்னுவாங்க, தமிழ்ல. ஐ மீன் அதுமா அதுதான் நம்ம என்ன, என்ன பண்ணனும், இந்த வாழ்க்கையில, நம்ம என்ன பண்ணப்போறோம், என்னவா ஆகப்போறோம். அப்பிடின்ற, அந்த 1 அப்போ, எனக் என்னோட, என்னோட பதிலும் ரொம்ப எளிமையா இருந்துச்சுங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா <breath> இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட "நீ என்னடா பண்ணப்போற வாழ்க்கையில" அப்பிடின்னு, கேட்டா நமக்கு என்ன சொல்லுவோம். இவ்ளோ பணம் சம்பாதிக்கணும். இவ்ளோ இது இது <groans> பண்ணனும். அ, <yawns> எனக்கு இதுவாங்கணும்.
ம்ஹ்ம். ஆமாங்க. குறிக்கோள். எல்லாரையும் பார்த்துக்கணும். குடும்பம் இது பண்ணனும். 1 வீடு அது. அது எல்லா எ எல்லாருக்குமே, இருக்க இருக்கற 1, ஆசைகள் தானே.
ஆமா. கண்டிப்பா. ஆனா எனக்கு வந்து எல்லாத்தையும், நான் எழக்கக்கூடாதது எல்லாம் இழந்துட்டேன். சந்தோஷம்ன்றது இல்ல. அப்பிடின்ற பட்சத்தில, <inhales> எனக்கு நானே ஆராய்ஞ்சப்போ, எனக்கு கிடைத்த 1 பதில் என்னென்ன, "வாழ்க்கையில நம்ம என்ன தான் பண்ணப்போறோம்? உனக்கு என் வா வாழ்க்கைக்கு என்ன தேவை?" அப்பிடின்னு கேட்டப்ப தான், எனக்கே தெரிஞ்சுச்சு. <inhales> என் வாழ்க்கைக்கு, ரொம்ப 1 பெரிய விஷயம்லாம் தேவயில்ல. 3 வேளை சாப்பாடு. தங்குறதுக்கு 1 எடம். அழகான 1 1 வீடு. இது மட்டும் போதும். <inhales> ஏன்னா, ரொம்ப பெரிய வீடெல்லாம் வேண்டாம். சின்ன வீடு, அதுல 3 வேள சாப்பாடு, நம்ம வந்து நிம்மதியான வாழ்க்க. அந்த மாரி ஞானி மாரி யோசிக்க ஆரம்பிசுட்டேன். அப்போ, நான் ரொம்ப எளிமையா யோசிக்கும்போது, என்னோட தன்னம்பிக்க ஆட்டோமேட்டிக் கா அதிகமாச்சு. ஏன்னா என்னோட எண்ணங் என்னோட குறிக்கோள் வந்து, ரொம்ப பெரிய குறிக்கோளா இல்லைல. எனக்கு இத்தன கோடி, நான் சம்பாரிச்சு சேத்து வைக்கணும். இவ்வளவு ரூ.100000 ய நான் பேங்க்ல எஃப்-டி பண்ணனும். அதெல்லாம் எனக்கு இல்லவே இல்ல. <inhales> அன்றா ஆமா. 1 நாளைக்கு ரூ.300, 500 இருந்தா போதும். ஏன்னா, ரூ.300 யில 1 வேளைக்கு ரூ.100 னாலும், ரூ.300 க்கு மூ 3, 3 மணி நேரம் நல்லா சாப்டாச்சு. ரூ.200 தங்குறதுக்கு. போதுமானது. அந்த அளவுக்கு வந்துட்டேங்க நானு. அப்போ, அப்பிடி இருக்குறப்போ,
ம்ஹ்ம். புரியுதுங்க. நிம்மதியான வாழ்க்கைய விட்டீங்களே. புரியுதுங்க. புரியுதுங்க. ம்ஹ்ம். புரியுதுங்க. ஆஹா! இல்ல, அது ரொம்ப பெ பெரிய 1 விஷயங்க. நீங்க ரொம்ப சாதாரணமா அத சொல்றீங்க. அ அது வந்து எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது நமக்கு வந்து 1 1 ஸ்டாட்டிஸ்ஃபைட் லைஃப் அப்டின்னு, சொல்லுவாங்க. வாழ்க்கையே வந்து, எனக்கு இது போதும் என்று அந்த 1 இதுக்கு வரீங்க இல்லயா! அது ரொம்ப பெரிய 1 விஷயம். அது வந்து, எனக்கு 1 புது மகானோட புத்தகத்தில தான் படிச்சேன். அந்த 1 நிலைக்கு வருபவன் வந்து, தன்னை மீறிய எதையுமே, எதையுமே வந்து இந்த அந்த 1 எல்லைக்கு மீறி ஆசையும் படமாட்டான். அவன் வரதில வந்து, நிம்மதியா வாழ்ந்துட்டு போவான். அதாவது, நீங்க சொன்னா மாதிரி தான். அந்த நிம்மதி அப்பிடின்ற 1 விஷயம் இருந்தா போதும்.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. <inhales> அத அப்பதாங்க,
அதுக்கு என்ன நீங்க, அதுக்கு மொதல்ல வந்து, நமக்கு அந்த ஸாடிஸ்ஃபாக்சன் ன்ற, 1 விஷயம் வேணும்.
கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம, சாடிஸ்ஃபாக்சன் 1 பக்கம் இருந்தாலும், சாக்ரிஃபைஸ் னு 1 வேணுங்க. <inhales> ஏன்னா <inhales> நீங்க வந்து த த தன்னம்பிக்க, உங்களுக்கு எப்ப வரும்ன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள இழக்கும் போது தான், ரொம்ப அதிகமா உங்க மேல நம்பிக்கை வரும். <inhales> அதாவது, அது வந் அது வந்து இயல்புலயே இயற்கை குடுத்த 1 வரம்ன்னு தான், நான் சொல்வேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும். <inhales> அவன் 1 விஷயத்த இழக்கும் போது தான், <inhales> இதை இழந்துட்டோமே, இ விடக்கூடாது, இது நமக்கானது தான். இப்படி 1 விஷயத்த நம்ம மாத்தணும்ன்ற, 1 வெறி வரும். <inhales> அப்ப தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக் ஆ வரும்.
ஆமாங்க. அதாவது, அந்த இழப்போட ஆன்டிபையாட்டிக் தான், தன்னம்பிக்கைன்னு, நீங்க சொல்ல வரீங்க. கரெக்ட்டுங்களா?
இப்போ அது தாங்க வாழ்க்கையோட எதார்த்தமே. என்ன பொறுத்தவர. <inhales> ஏன்னா நம்ம எல்லாத் ஆமா ஒ எ ஏங்க, என்ன பொறுத்தவர, நான் பாக்காத 1 இது இல்லங்க. நான் வாழாத 1 இது இல்ல. <inhales> நான் இன்னைக்கும் என்ன சொல்லுவேன்னா, என்னால 1 நாளைக்கு கையில ரூ.100000 இருந்தாலும் வாழ முடியும். ரூ.100 இருந்தாலும், என்னால 1 நாள் ஃபுல்லா வாழ முடியும். இந்த அடாப் இந்த அடாப்டேஷன் இருந்தா போதுங்க. <inhales> நம்ம வாழ்க்கையில, என்ன 1 பெரிய 1 மன உளைச்சலோ, இல்ல என்ன 1 ஆன்ஸைட்டி ப்ரோகாஸ்டினேஷன் எதா இருந்தாலும் நம்பிக்க நம்மள, குறைய போகவே ஆகாதுங்க <breath> ஏன்னா,
சரியா சொன்னீங்க. புரியுதுங்க. புரியுதுங்க. புரியுது. புரியுதுங்க. அதாவது, நீங்க என்ன சூழ்நிலைக்கு தகுந்த மாரி, நம்ம வாழ்க்கையை வந்து, வளைத்துக் கொண்டாலே வந்து, எந்த 1 இ இந்த வந்த அ பெ பிரச்சனைகளும், அந்த, அ முரண்பாடான சிந்தனைகளும் வராது. அப்பிடின்றத நீங்க சொல்றீங்க.
அவ்வளதாங்க. கண்டிப்பாங்க அதே தான் நான் சொல்லுவேன். இத இது, இது எல்லாமே, போ அதா தாங்க. இது, இது என்னோட வாழ்க்கையில நடந்தது தான். எல்லாத்தையும் 1, எல்லாத்தையும் இழந்துட்டேன். நல்ல வேலைய இழந்துட்டேன், நல்ல வருமானத்த இழந்துட்டேன் அப்பிடின்றப்ப நான் ஞானியா மாறிட்டேன்னு தான், எந் எந் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவர. <inhales> அன்னக்கி இருந்த தன்னம்பிக்கைங்க, இன்னைக்கு வர, நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். ஆனா, எனக்கு வந்து, படை பலமோ, இல்ல உறவு பலமோ, அதெல்லாம் எனக்கு இல்லங்க. என்ன பொறத்தவர, எனக்கு நான். நான் அதாவது, இந்த சொல்லுவாங்கள்ள, எனக்கு வயிறு வலிச்சா நான் தான் மாத்தரை சாப்டணும்னு, அது மாரி தாங்க. <inhales> நான் கீழே விழுந்தா, 1 ஒ என்னோட கை தான். அது என்னோட நம்பிக்கை தான். இது 2 தான், என்ன வந்து உதவுறதே. <inhales> எனக்கு நான் கீழே விழுந்தா, நான் எழுந்திரிச்சுருவேன். நான் கீழே விழுந்து எழுந்திரிக்க முடியலன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நான் எந்திருச்சுருவேன். அந்த ஒரு மைண்ட்செட் ல தாங்க நான் வாழ்ந்துட்டுருக்கேன்.
ம்ஹ்ம். புரியுதுங்க. ஆமா. புரியுதுங்க, புரியுதுங்க. இல்ல, நீங்க சொன்னது, ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தது. அந்த உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை வந்த அப்பறம், நீங்க அந்த உந்துதல் பேர்ல, நீங்க எப்படி எழுந்தீங்க? மீண்டு எப்படி எழுந்தீங்க?
கண்டிப்பா. அ ஒன்னும் இல்லங்க. நான் வந்து பயங்கரமான ஒரு ஓட ஆரம்பிச்சேன். <tsk> அதாவது இந்த அ ஓய்வுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஒரு விஷயத்த அடையணுன்னா <tsk> அந்த வைராக்கியமா அது கெடைக்கற வர ஓய்வு இல்லாம ஓடணும்னு சொல்வாங்க பாத்தீங்களா? நான் அது வந்து ரொம்ப தூரம் ஓடுனே நிக்காம. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா? புது புது விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில வந்து நான் நெறய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஒரு எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் எப்படி இருக்கு? அப்டின்ற மாதிரி. அவ்ளோ விஷயங்கள் கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பண்ணணும் அப்டின்றப்ப, அந்த அந்த தன்னம்பிக்கை வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும், நான் புது புது விஷயங்கள கத்துக்க போம்போது. "ஏய் இதெல்லாம் உனக்கு வந்து எவ்ளோ விஷயம் கத்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்? நீ எல்லாம் ஈசியா வாழலாண்டா", அந்த ஒரு தன்னம்பிக்க தந்துருச்சு. அதனால ஓ ஓடுங்க ஓய்வு ஓய்வு எடுக்கலாங்க. நம்ம வயசாகி என்ன பண்ணப்போறோம். ஓய்வு தான் எடுக்க போறோம். இருக்குற வயசுல வச்சு ஓடி ஏங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க? ஒரு நாளைக்கி, ஆ நான் வந்து ஒரு நாளைக்கி அ ரூம்ல இருந்து காலைல கெளம்புவேன் கரெக்ட்டா, நான் கெளம்பும்போது 5 1/2 மணிக்கு. 5 1/2 மணிக்கு நாக விடிய காலைலங்க வ காலைல 5 1/2 மணினா, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எத்தன மணிக்கு எழுந்திரிக்கணும்னு, 4 மணிக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்சு குளிச்சு ஆமா.
ஆமாங்க. ஆமாங்க. சரியா சொன்னீங்க. <chuckles> காலையில விடிகாலம்பற 5 1/2 மணிக்கு. ஆஹ. ஆமா 4:00 மணிக்கு எழுந்திரிச்சு, அந்த எல்லாம் எல்லா வேலைகளையும், முடித்து விட்டு கிளம்பணும்.
ஆமா. இத்தனைக்கும் நான் சமைக்கணும். காலைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா, நான் தனியா இருக்க ஆரம்பிச்சுட்டேங்க. வீட்ல தனியா நான் ஒரு ரூம் எடுத்து வாழ ஆரம்பிச்சுட்டேன். அப்போ கால்ல உணவு, மதிய உணவு இதெல்லாம் நான் தான் ரெடி பண்ணணும். காலையில 5 1/2 மணிக்கு எ ஓ என்னோட வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்னா, 6:00 மணிக்கு நான் லாகின் பண்ணணுங்க 6:00 மணில இருந்து 3:00 மணி வரை ஒரு நிறுவனத்துல வேல பாத்தேன். ஒரு நிறுவனத்துல வ அதாவது அன்றாட வருமானத்துக்காக அந்த வரு வருமானம் எனக்கு கிடைக்கணும். ஆமா பொ அ அதுக்கப்றம்ங்க, 3:00 மணிக்கு முடியுதுன்னா, 3:00 3:00ல இருந்து 4:00 மணி நேரம் நடப் அதாவது டிராவல் பண்ணுவேன். டிராவல் பண்ணி 3ல்ல 4:00 மணிக்கு நடன நடனம் சொல்லி தருவேன். எனக்கு நடனம் நான் ஒரு நடன ஆசிரியர். நான் நடனம் சொல்லி தர்றதுக்காக ஆமா, ஒரு நாளைக்கு 7 கிலோமீட்டர் நடப்பேங்க. அப் அண்ட் டவுன் 14 கிலோமீட்டர் ஆச்சு. மூ 1- 1/2 மணி நேரத்தில மூணும 7 கிலோமீட்டர் நடப்பேங்க அப் அண்ட் டவுன் அ நு அதுவும் இல்லாம காலைல 5: 1/2 மணிக்கு ரூம்ம விட்டு போனன்னா நைட்டு 11: 1/2 தான் வீட்டுக்கு ரூம்க்கே வருவேன் வந்து
ஓ! ஆஹ. புரியுதுங்க. ஆஹ. சரிங்க. ஆஹ. ஆமா. அது தேவையாச்சே! புரியுதுங்க. அ ப்ரமாதங்க. ஆஹா! ஆஹா. அ, எத்தன மணிக்கு சாப்ட்டு? எத்தன மணிக்கு படுக்குறது?
அதான், வந்து 1/2 மணி நேரத்ல கையில என்ன கெடைக்கிதோ அத சமப்பேன். சமைக்கணுமே சமைக்காம வந்துருமா சாப்பாடு? சமைப்பேன். சமச்சு சமச்சு வெறும் 4:00 மணி நேரம் தாங்க தூங்குவேன். ஆனா இன்னைக்கி எனக்கு தெரிஞ்சு என்னோட தூக்கம் நான் அன்னைக்கு ஓடுனனால, 4:00 மணி நேரம் தூக்கம் இன்னைக்கு 6:00 மணி நேரம் ஆயிருக்கு. அதனால, நான் பெருமிதமா தான் அத சொல்லுவேன். ஆமா.
அத் உண்மைங்க. ஆஹா! பரவாயில்லங்க ஸ் ரொம்ப ரொம்ப பிரமாதமான விஷயமும். நீங்க சொன்னது எனக்கு வந்து வ் ரொம்ப பிரமிப்பூட்டும் விஷயமா தான் இருக்கு!
கண்டிப்பா. <smacks lips> இப்ப அடுத்து என்னோட குறிக்கோள் என்னன்னா? என்னுடைய 6:00 மணி நேரம் ஒ ஓவ் ஓய்வ நான் ஒரு 8:00 மணி நேரம் ஆக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வள தாங்க. இது தான் இது தான்.
புரியுதுங்க, புரியுது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து லைஃப்ல வந்து அ ஒரு செட்டில் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அந்த ஒரு இதுக்கு வந்துட்டோம்னா அதுக்கு அப்பறம் நாம ஓய்வு எடுத்துக்கலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. <yawns> கண்டிப்பாங்க. ஏன்னா, அதாவது வாழ்க்கைங்கறது ஒரு வாழ்க்கை தான். கரெக்ட்டுங்களா? அதுல ஏற்றம் இறக்கம்லாம் வர தான் செய்யும். ஓய்வும் முக்கியம் தான். ஓய்வு முக்கியம் இல்லன்னு நான் சொல்லமாட்டேன். ஏன்னா? இதை சொல்லுவாங்கல்ல நான் ஒன்னும், அ அ "அம்பானியோ, நான் ஒன்னும் இதோ இல்லன்னு", சொல்லுவாங்க. ஆனா ஓய்வு ஒரு மனுசனுக்கு ஒ அத்தியாவசியம். ஆனா அந்த ஓய்வ நீ சரியான ஓட்டத்துல எடுக்குறியான்றது தான் இங்க கேள்வியே. வெறும் ஓய்வு மட்டும் எடுத்துட்டு ஓட்டம் இல்லாம இருந்தா, நீ சோம்பேறின்றுவாங்கங்க. அதனால
ஆமாங்க. உண்மதாங்க. ஆமா. புரியுதுங்க, புரியுதுங்க. ஆமாங்க, அது அத அந்நியன் படத்ல காட்டுவாங்களே. "ரெஸ்ட் எடுத்து, ரெஸ்ட் எடுத்து, டயர்ட்ஆயி போயி ரெஸ்ட் எடுக்குறேன்", அப்படின்னு. அந்த மாரி ஆயிடும்.
அ அதேதாங்க, அதேதாங்க, அதேதா அதேதாங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. அதேதான் இதுதாங்க வாழ்க்க. தன்னம்பிக்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ங்க. ஒ கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. எவ்வளவோ பாத்தாச்சு இதுக்கு மேல என்னங்க வாழ்க்க. அவ்வளதான் அந்த மாரி போய்க்கிட்டே இருக்கலாங்க.
புரியுதுங்க, புரியுதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட நீங்க வந்து நெறைய விஷயம் வந்து உங்களோட அனுபவங்கள்லிருந்து சொல்லும்போது, எனக்கு அத வந்து நானு, நெனச்சு பார்க்கும்போது, ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள வந்து இன்னைக்கும் அதாவது இன்னைக்கும் பண்றாங்கன்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க.
ஏன்னா எல்லாரும் இப்ப இப்ப இருக்குற காலகட்டங்கள்ல வந்து எல்லாமே, இந்த ஃபாஸ்ட் புட் மாரி ஆயிடுச்சு.
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. கண்டிப்பா. <inhales> இன்ஸ்டண்ட் லைப்ங்க. ஆ.
நெலமையே ஆனா, அதிலயும் நாம ஒழச்சு இது பண்ணனும்னு பார்க்கிறது வந்து, ரொம்ப ரொம்ப பெ பெருமிதமான விஷயமா இருக்கு. உங்களோட பேசினதே எனக்கு ரொம்ப மனநிறைவு, சந்தோஷம். அதை தவிர நான் எப்புடி என்னென்ன வார்த்தைகள் வந்து நான் சொல்லணும்னு தெரியல எனக்கு. எனக்கு இப்ப அந்த வார்த்தைகளே வரமாட்டேங்குது. நா தழுதழுக்குது எனக்கு. உங்கள எப்படி பாராட்டுறதுன்றது கூட எனக்கு நா தழுதக்குது. அந்த அளவுக்கு இருக்கம்போது, அப்பா! உங்களோட நேரத்த செலவழிச்சு எனக்காக நீங்க பேசினீங்க பாருங்க எனக்கு. எனக்கு அது வந்து நீங்க சொன்னதெல்லாமே எனக்கு ஒரு அ பெரிய பெரிய விஷயங்கள் அறிவுரையா தான் நான் எ எடுத்துக்கறேன் அத. நானும் அத வந்து உண்மையிலயே அத ப வந்து செய்து பார்க்கணும்னு விரும்புறேன்.
பரவாயில்லங்க பர கண்டிப்பா, கண்டிப்பா, க கண்டிப்பா, கண்டிப் ம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
உங்களோட பேசினதுக்கு ரொம்ப, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா நம்ம பேசனும்.
கண்டிப்பாங்க. நன் நன்றி.
ரொம்ப நன்றிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டுங்க.
உங்களுக்கும்ங்க, நன்றி.
நன்றிங்க.